அந்த கோவில் யானை வந்து இங் இந்த ச பக்கம் வராதுங்க. இந்த சமயபுரத்துல இருக்கக்கூடிய சமயபுரத்தோட யானை.
ஓ! சரி, சரிங்க. ஆ கேள்விப்பட்டுருக்கேன். சமயபுரம் மாரியம்மன் இல்லைங்களா? அருமை, அருமை.
ஆமாங்க, ஆமாங்க. அந்த அந்த யானையெல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா நாங்க, அந்த யானை போடக்கூடிய அந்த சாணம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நல்லா சுட சுட வருங்க. சுட சுட இருக்கும். அப்டியே ஆவி பறக்கற மாரி வருங்க. அதுல வந்து நாங்க எல்லாம் வந்து கால மிதிச்சா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க.
ஆஹம். ஆமாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஆ, ஆ. நிச்சியமா. இது எனக்குமே பாட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எனக்கு அனுபவம் நிறைய கிடைச்சதில்ல. ஆனா அத சுட சுட இருக்கிறப்பயே போய் மிதிச்சா அத காலுக்கு உஷ்ணம் எல்லாமே குறைச்சு விட்டுரும் அந்த மாரி கேள்விப்பட்டுருக்கேன் நானும். அருமை, அருமை.
ஆமாங்க. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க. அதுல வந்து கால வச்சு மிதிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த யானைய குளிப்பாட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் பார்த்தது. செங்கல நல்லா வந்து ஒரு நல்ல பாலிஷான கல்லா வச்சிருப்பாங்க. அத போட்டு தான் யானைக்கு தேய்ச்சுடுவாங்க.
நிச்சியமா. ம். ஆமாங்க. சரிங்க. அப்டிங்களா? ஆஹம்.
ஆமாங்க. நான் வந்து சின்ன வயதில பார்த்துருக்கேன். இந்த செங்கல வந்து நல்லா வந்து அதாவது ரொம்ப அந்த கடினமான வந்து சொர சொரன் இருக்க
ஆஹம். சொர சொரப்பான பகுதிய யூஸ் பண்ண மாட்டாங்கங்கிறீங்க இல்லைங்களா?
ஆ கொஞ்சம் ஓரளவு. ஏன்னா, யானையோட தோல் வந்து கடினமா இருக்குங்க. அப்டிங்கிறப்போ ஒர ஓரளவு ரொம்ப சொர சொரப்பா இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த மாதிரி வ ஆ அதுக்கு தகுந்த மாரி அவுங்க ஒரு அனுபவம் இருக்கும்ல. அத வச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா தேர்ச்சு விடுவாங்க. தேயச்சு விடுவாங்க. அந்த யானை வந்து அப்டியியே தண்ணீய எடுத்து அப்டி பீச்சு அடிச்சு குளிச்சுக்கும் பாருங்க. அதெல்லாம் கண் கொள்ளாத காட்சி.
ஆமாங்க, ஆமா, ஆமாங்க. ஆமா. அதுக்கு காயப்படும் இல்லைங்களா? ஆமா. பாகன்கள் அவர்கள் தான் பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுக்கு பயமா இருக்காதுங்களா? பக்கத்துல போலான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா?
அம் பக்கத்துலலாம் எப்டிங்க அந்த வயசுல பயம். பயம் அவ்வளோ பயமா இருக்கும் நமக்கு. குளிக்கிறத வேடிக்க பாப்போங்க. அவ்வளோதான். அது அது பார்கறதே ஒரு அலாதி பிரியம் தானேங்க. நம்ம இப்போ வந்து சமூக வலைதளம் குறிப்பா Youtubeலலாம் நம்ம வந்து நறைய பார்ப்போம். இந்த யானைகள்லாம் வந்து குளிக்கிறது, அந்த வனத்த வ வன பாதுகாப்புலல்லாம் பண்றதெல்லாம் பாார்க்கப்போ ஆசையா இருக்கும். அதெல்லாம் நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாதுங்க.
<chuckles> நிச்சியமா, நிச்சியமா. உண்மதான், உண்மதான். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப நிச்சியமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பாக்கியப்பட்டவர்கள். எதனாலனா நாங்க 3/4 வாசி எல்லாத்தையுமே காணொளி வழியா தான் நாங்க பார்க்கற மாதிரி இருக்கு. அழகா இருக்குல்ல அப்டிங்கிற சில பல விஷயங்கள் நாங்க அப்டிதான் பார்க்கற மாரி இருக்கு. நீங்க அத நேர்ல பார்த்துருக்கீங்க அப்டிங்கிறப்ப உண்மையாவே பாக்கியப்பட்டர்கள் சொல்லுங்க. ம்.
அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு விஷ் சுவாரஸ்யமான விஷயம்னா, அதே வாய்க்கால மீன்லாம் புடிப்போங்க நாங்க. ஒரு லீவ் நாட்கள்ல இருக்கக்கூடிய நாட்கள்ல. இந்த மூங்கில் குச்சி அந்த வா ஆ வாய்க்கால ஒட்டுனாப்ல நிறைய மூங்கில் மரம்லாம் இருக்குங்க. ஏன்னா, ப மூங்கில் மரம் வந்து நல்ல தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மூங்கில் மரம் நல்லா வளரும்ங்க செழுமையா.
ஆஹா. சரிங்க. சரிங்க. ஓ! சரி, சரி, சரிங்க.
அதில போயிட்டு நாங்க ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு தகுந்த மாரி அந்த வயச ஒரு சின்ன குச்சா ஒண்ணு வந்து இது கொண்டு வந்து கடையில போயிட்டு அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நரம்பு அப்புறம். ஆமாங்க. மீன் முள்ளுன்னு மீன் முள்ளுன்னு வாங்கிட்டு வந்து அத நல்லா கட்டி, அதில தக்கன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மிதக்கறதுக்கு ஒரு தக்கன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்து ஓரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த மண்புழு நோண்டுவோம்.
சரிங்க. ஆமாங்க. தூண்டில் பண்றதுக்கு. அருமை. ஆமாங்க. ஆஹம். ஆமாங்க, ஆமாங்க.